ம், ம், ம், ம். இப்போ, அ ஒரு அ பொதுவா உங்க வாழ்க்கைனு இல்லா பொதுவா இருக்கக்கூடிய தொலைவுல இருக்க நண்பர்களுடைய அ நட்ப மெயின்டெயின் பண்றதுல முக்கியமான பிரச்சனைகள்னா, நீங்க என்ன சொல்லுவீங்க? என்னென்ன பிரச்சனைகள் சொல்லுவீங்க?
அ அது வந்து நம்ம அடிக்கடி பேசணும். அதாவது வாரத்துக்கு 1 முறையாவது ஏதாவது ஒரு சின்னதா, அவங்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பலாம். இல்ல, அ ஒரு கால் பண்ணி, வீடியோ கால் தான் இன்னைக்கெல்லாம் ஃப்ரீ காசுக்கு கிடையாதுல்ல. இலவசம் தானே. அதனால கால் பண்ணி பேசலாம். ஆ. அவங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து இப்ப சமூக வலைதளங்கள்ல பகிர்து பகிர்வாங்கன்னா, அத வந்து நம்ம அ சப்போர்ட் பண்ணி பேசலாம். அதுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கலாம். அ அப்படிங்கிற பட்சத்தில நம்ம அவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கோங்கறத வந்து, தூரமா இருந்தாலும் பக்கத்தில இருக்கறோங்கற ஒரு உணர்வ வந்து அவங்களுக்கு உருவாக்கிட்டே இருக்கணும். அதுபோக இப்ப நம்ம வெளியூர்ல இருந்தாலும் இன்னைக்கு தான் இணையதளம் மூலம் வந்து நீங்க எது வேணாலும் வாங்கிக்கலான்னு இருக்கு. அதனால ஒரு தீபாவளி, பொங்கல்ன்னு வருதுன்னா, ஏதாவது ஒரு சர்ப்ரைஸா ஒரு நம்ம அவங்களுக்கு ஒரு அ கிஃப்ட் மாரி வாங்கி குடுக்கலாம்.
ஆமாமா. கண்டிப்பா. ம், ம், ம். சரி. ஆமாமா. ம், ம், ம்.
இந்த மாரிலாம் நெறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் பண்ணலாம். பண்றது மூலம் என்னன்னா, தொலைவுல உள்ள நட்பு நல்லா மேம்படும். அதுபோக, அவுங்க எப்பலாம் ஊருக்கு வர்றாங்களோ, இல்ல நம்ம வந்து வெளிய இருந்து ஊருக்கு வரும்போது, அவங்களோட ஒரு கூ ஒரு, 1 நாள், 2 நாள் அவங்களோடு சேர்ந்து நம்ம சின்ன வயசுல எங்கலாம் போனோமோ, அந்த இடங்களுக்குல்லாம் போயி, அந்த பழைய நினைவுகள வந்து அப்பப்ப அசை போட்டோம்ன்னு வச்சுங்களேன், அது ரொம்ப நல்ல நட்பா நீடிச்சு இருக்கும்.
ஓகே சரி, சரி. கடைசியா ஒரு கேள்வி. இப்போ அ அந்த தொலைவுல இருக்க நண்பர் வந்துட்டு ஆரம்பத்துலயே ஒ யா 2 பேரும் நல்லா இருந்தீங்க. இப்போ ஒரு தொலைவில் போனதுக்கப்புறம் அவருக்கு புதிய நண்பர்கள் கிடைச்சுட்டாங்க. அவர வந்து உங்கள அவர்ட அவருக்கு உங்களால சரியா உங்க கூட சரியா பேச முடியலன்னு வைங்களேன். ஆனா, உங்களுக்கு அவர ரொம்ப புடிச்சிருக்கு. அவர்ட பேசணும் நீங்க ரொம்ப ஆசப்படுறீங்க. அந்த மாரி நேரங்கள்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? அவர விட்டுருவீங்களா? அவரு அவங்களுடைய புது நண்பர்களோட இருக்கட்டுன்னு விட்டுரணுமா? இல்ல நம்ம அவுங்கூட பேசிட்டே இருக்கணுமா?
1 தடவ தொடர்பு கொண்டு பார்ப்பேன். அவரு சரியான அளவுல அதுக்கு மரியாதை குடுக்கலன்னா, அதோட விட்டுருவேன்.

கண்டிப்பா. ஆமாமா.
அதனால அத அளவுக்கு தான் உதவி கேட்கணும். அவங்க அ அத மீறி நம்ம கேட்டோம்னு வச்சோன்னா. அவங்களுக்கு உண்மையிலேயே மனசுல வந்து ஒரு சந்தோ ஒரு என்ன சொல்ல ஒரு வருத்தம் இருக்கும். என்ன நம்மல வந்து ரொம்ப தேவைக்கு அதிகமா நம்மட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்கிற ஒரு எண்ணம் வரும். இதே தான் எனக்கு அவர் கேட்கும்போதும் தோணும்.
கண்டிப்பா, கண்டிப்பா. ம், ம், ம். இப்போ ஒரு இட அ நண்பர் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வந்து ஏதோ பிரச்சனையில இருக்காரு. ஏதோ ஒரு கஷ்ட மன கஷ்டத்தில இருக்காருன்னு வையுங்களேன். அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து, நம்ம கூட இருக்கும்போது கண்டிப்பா நம்ம நம்மளால முடிஞ்ச ஆறுதல் குடுப்போம். பிசிக்களா நம்ம அவுங்க கூட இருக்கும்போது அவுங்களுக்கே ஒரு மனதளவுல அ <tsk> ஒரு தைரியம் கிடைக்கும் இல்லைங்களா? இப்போ ஆன்லைன் தொலைவுல இருக்கும்போது நம்ம ஆன்லைன்ல தான் பேசு தொலைபேசி மூலமா பேச ம பேசுற மாரிரி. ஏதோ ஒரு விஷயத்ல பேசுற மாரி இருக்கும். அப்படி பேசும்போது அந்த மாரி விஷயங்கள் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க?
ஆமா. நான் வந்து நேரடியா வந்து இப்பதான் கைபேசியில வந்து இணையதள வசதிகள் இருக்கு, சமூக வலைதளங்கள் இருக்கறனால, WhatsAppல வந்து பெரும்பாலும் நேரடியா வந்து வீடியோ காலே பண்ணிருவேன்.
ஆ, ஆ. செரி, செரி.
அதன் மூலம் என்ன ஆகும்னா, நம்ம அது இப்ப என்னன்னா 2 நாளைக்கு ஒரு தடவ பண்ணி பேசுவேன். என்னோட நெருங்கியே நண்பரோட. என்ன அவுங்க என்ன பண்றாங்க? நான் என்ன பண்றேன்? பொதுவான சின்ன, சின்ன விஷயங்கள தான் பத்தி பேசுவோம். ரொம்ப. ஆ. அ செ ரொம்ப ஒரு முக்கியமான சீரியஸான விஷயம் எதுவும் நம்ம அதில பேசிக்கிட மாட்டோம். அப்படி பேசோனும்னா நாங்க நேரடியா வந்து, அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி இன்னைக்கு இப்ப ஃப்ரீயா? எப்ப நான் நாளைக்கு ஃப்ரீயா இருக்கிறேன். இந்த டயத்தல நம்ம பேசலாமான்னு முன்கூட்டி கேட்ருவன். கொஞ்சம் முக்கியமான விஷயமா பேசும்போது. அப்படி எனக்கு கொஞ்சம் தனியா இருக்கும்போது நீ சொல்லு. அப்படின்னு சொன்னா அவரு புரிஞ்சுக்கிடுவாரு. சரி ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. மத்த நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா. அ இப்ப ஒரு சின்னதா காலையில எந்திரிச்ச உடன்னே ஒரு மெசேஜ் அனுப்புறது இல்ல. நமக்கு ஏதாவது ஒரு மீம்ஸ் புடிச்சிருக்கும். அத வந்து அவங்களோட பகிர்றது.
ஆமாமா. ம், ம், ம். ம். செரி, செரி.
அ இன்டர்நெட்ல பார்த்த ஏதாவது ரீல்ஸ் இருக்கும். அத வந்து நம்ம ஷ அவங்களுக்கு பகர்றது மூலம். அவங்களும் பார்த்து, அத வச்சு ஒரு சந்தோஷமா ஒரு சின்ன க கான்வர்சேஷன் நடக்கும்.